<laughs>
எனக்கு அது 3 மாதத்துக்கான கோர்ஸுக்கு. எனக்கு அது வந்து அது அதிகமா பட்டது. சரி, வேற என்ன வகையில நம்ம அத கத்துகலாம்? அப்டின்னு நான் முடிவெடுக்கும்போது பாத்திங்கன்னா, சரி இணையத்துல போய் நானாவே தேடி பாத்தன். ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பிடி கத்துக்கலாம்? க அதாது பொருள் செலவு இல்லாம அப்டிங்கிற பட்சத்துல அதுல ஒருத்தரோட வீடியோ பாத்த எனக்கு பிடிச்சிருந்தது. ம் எப்டின்னா வந்து நீங்க நூலகத்துல கத்துக்கலாம் அதுபோக செய்தித்தாள்கள் வாங்கி வாசிக்கிறது. ம். இதுக்கப்புறம் டிக்ஷனரி வாங்கிட்டு இதுல நம்ம நெறையா வந்து இதையும், அதையும் ஒப்பிட்டு பாக்கறது. இந்த மாரி விஷயங்கள் செய்றது மூலம் நம்ம ஆங்கிலத்த கத்துக்கலாம். அதுபோக YouTubeலேயே நெறைய வீடியோக்கள் இருக்கு அப்டின்னு சொல்லி பாத்தோனே, எனக்கு அது வந்து ஒரு நல்ல வழியா பட்டுச்சு, அதனால நான் என்ன பண்ணுனேன் எங்க ஊர்லே வந்து நூலகம் இருந்தது.
நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அந்த நூலகத்துல போய்ட்டு அ எனக்கு புடிச்ச ப அந்த நூலகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்த எடுத்து படிக்கிறது. தொடக்கத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, நம்மளாவே கத்துக்கிடும்போது.
சொல்லுங்க. கண்டிப்பாங்க.
ஆனா, என்னன்னா அந்த தொடந்து டை டிஷ்னரி உபயோச்சு உபயோச்சு அத பாத்து எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது என்னென்னா, ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு அது எளிமை ஆயிருச்சு.
அதுல வந்து நீங்க நல்லா தேர்ச்சி பெற்றீங்க இல்லிங்களா? பயிற்சி ஆரம்பிக்கிற காலத்துலந்து
ஆ, ம். ஆமா. ஒரு 6 மாதத்திலே வந்து எனக்கு ஓரளவு வந்து எல்லார்டையும் க பேசுற அளவுக்கு எனக்கு நல்ல புலமை வந்துடுச்சு ஆங்கிலத்துல.
அருமை, அருமை, அருமை. இது பயிற்சியில வந்து ஒரு நல்ல விஷயம் என்னனு கேட்டீங்கன்னா, மொதல்ல ஆரம் ஆரம்பகட்ட காலத்துல வந்து கொஞ்ச கஷ்டமா இருக்கும். புதுசா ஒண்ணு செய்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நம்ம நாளடைவில் அப்டியே பழக்கமா மாத்துறப்போ, அந்த கஷ்டம் வந்து அப்டியே கொஞ்சம் எளிமையா மாறி, மாறி அது ஒரு பழக்கமாயிரும் பாத்துருக்கீங்களா? <chuckles>
ஆமா. ஆ, கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து ம். சொல்லுங்க.
அது வந்து நமக்கு சொல்லுங்க, சொல்லுங்க.
இல்ல, நம்ம வந்து நமக்கு உடல்லை வந்து முதல்ல பழக்கணும். அதுதா பிரச்சனையே நம்ம உடலுங்குறது எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு லோடு போட்டாலும் அதை எடுத்துக்குடும். ஆனா அத வந்து தொடக்கத்துல வந்து எதிர்ப்பு காட்டும் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது ஏன்னா நம்ம மனதும், உ உடலும் ஒருங்கிணைக்கணுங்கிறதுனால. அ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் அந்த நூலகம் போறதுன்னா அதுவரைக்கும் எனக்கு நூலகத்துல போய் எந்த இடத்துலயும் நான் பொறுமையா ஓர் 1 மணி நேரம் அமைதியா இருந்தது கிடையாது. எப்ப பாத்தாலும் ஏதா கைபேசி எடுக்கிறது பாக்கறதுன்னு இருந்துருப்பேன், நூலகம் போம்போதே வந்து அவங்க கைபேசிய வாங்கி வச்சுருவாங்க உள்ள எடுத்துகட்டு போக முடியாது நம்ம அந்த படிக்கிற எடத்துக்கு.
உண்மை. கண்டிப்பா.

கண்டிப்பா. இப்ப நான் நேரம் செலவிட்றது கூட நேரத்த கூட நம்ம எப்டியாவது கொண்டு வந்துரலாம். அ ஏன்னா நம்ம கற்றல்ங்கிறது வந்து, நம்ம குறிப்பிட்ட வயதில கத்துக்கணும்னு நெனைப்போம். இப்ப அடிப்படை கல்வி தகுதிய வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து, கண்டிப்பா வந்து அரசாங்க பள்ளிகள் இருக்கு, அங்க போய் படிச்சுக்கலாம். ஆனா, நம்ம ய வந்து ஒரு அதுக்கப்புறம் கல்லூரி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போம்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு காசுங்கிறது தேவைப்படுது. அ ஏன்னா, எல்லாருக்குமே அரசாங்க கல்லூரிகள்ல வாய்ப்பு இருக்கிறதில்ல. அவங்களுக்கு க சில மாவட்டங்கள்ல கல்லூரிகள் இருக்கிறதில்ல. ஆனா, அத ஸ் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து, காசு இல்லாம கத்துக்கிறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அதாவது நான் எது நமக்கு சுய முன்னேற்றத்த உருவாக்குமோ
சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமாங்க. உண்ம தான். நிச்சயமா.
அ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து தொடக்கத்துல வந்து, பள்ளி பருவத்துல தாண்டி கல்லூரி போனனே எனக்கு வந்து, உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசை இருந்தது. ஆனா, என்னால வந்து அந்நேரம் வந்து வீட்டு பொருளாதார ஸ் நிலை குறைவான அந்தளவுக்கு, வருமானம் இல்லைங்கிற காரணத்தினால என்னால ஜிம்முலலாம் போயி, அதுக்குன்னு மெனக்கிட முடியல.
சொல்லுங்க. ம். அருமை. கண்டிப்பா.
அ அது போக நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு பக்கத்திலயே வந்து எங்களுக்கு வந்து, பெரிய கிரவுண்ட் ஒண்ணு இருந்தது வீட்டு பக்கத்துல. அங்கே போயிட்டு காலையில எந்திரிச்சி நல்லா ஓட் ஓடுறது பயிற்சி. ஜாக்கிங் பண்ண ரன் அந்த கிரவுண்டே வந்து 10 தடவ வந்து சுத்துறது. அ அது அது போக பாத்தி
சரிங்க. ஒரு மாநகராட்சி கூடம் மாரி இல்லைங்களா? மாநகராட்சி மைதானம் மாரி அந்த மாரி இருக்கும் பக்கத்திலயே.
ஆமா. மாநகராட்சி வந்து இல்ல. இது வந்து பொதுவான ஒரு வெளிய அதாவது, பொட்டல் எடம்பாங்க கிராமத்தில இருக்கும். அ அந்த எடத்துல இப்ப என்னன்னா ஒரு கொளம் இருக்கும். கொளத்தை சுத்தி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஆளுங்க நடந்து போறதுக்கு ஏத்த மாரி ஒரு பெரிய ஒரு ரோடே த தரையே இருக்கும். அது வந்து நடந்து நடந்து அந்த தர உருவாகியிருக்கும். அதுல ஒரு ஓட்டமா ஓடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு, திரும்ப அரச மரத்தடி இதுலல்லாம் பாத்தீங்கன்னா, தண்டால் எடுக்கிறது.
பொதுவான சொல்லுங்க, கேக்குது. அ ஓகே அ. ஆமாங்க.
அ இந்த மாரி விஷயங்கள். அ இதுபோக மரத்துல வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, பசங்களா சேர்ந்து வந்து இந்த கயிறு கட்டி இந்த ஒரு பேண்ட் ரப்பரால செய்யப்பட்ட ஒரு சர்க்கிளாவோ, ஒரு வட்டம் உள்ள ஒரு ரிங்கு ஒண்ணு போட்டுக்கிடுவோம். அத புடிச்சு தொங்குறது, அதுலேருந்து புல்லு புஷ் புல்லப்ஸ் எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணி, அ உடல் நலத்த வந்து அந்த மாரி காசே இல்லாம, ஓ அந்த விஷயங்கள உபயோகிச்சு பயனடைஞ்சேன்னு தான் நான் சொல்லுவேன்.
உண்மை, உண்மை. நானும் பாத்திருக்கேன். <laughs>